இல்ல இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் அடிக்கமாட்டேன். சும்மா மிரட்டுறதுதான். ம் எப்பயாவது ஒரு ரேரா வாங்குவாங்க. அப்படி ஏனா வந்து அவன் ஒரு ஆளு அடிக்கும் போது இவ அமைதி ஆயிருவா. ஆ இல்ல இல்ல. நல்லா அடி வாங்குவானா, அதுக்காக அடிப்பாங்களாங்க ரொம்பலாம் குழந்தைய. ஆ <inhales> அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ வந்து அந்தத் தூண்டுகோல், ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இவங்க, எண்டிங் பாயிண்ட் அவங்க. அப்படி இருப்போம். <chuckles> அதனாலவே நமக்குக் கோவமா வருங்க. நம்ம எது செஞ்சாலுமே நம்ம இவ் வேணும்னே அத செய்யாதுன்னு சொல்லும்போது தான் நமக்கு ரொம்ப கோவம் வரும். அஹ அந்த இடத்துல ஏன் கேட்டா அவ ஒரு ஒரு செயலையுமேங்க, சின்ன விஷயமா இருக்கட்டும், என் சின்னப் பொண்ணு என்ன பண்ணுவான்னா எடுத்ததை எடுத்த இடத்துல வப்பாங்க. ஒரு ஒரு ஜாமா எடுக்குறான்னு வைங்க அது எப்படி அவளுக்குள்ள அந்த டெலன்ட் அந்த இது வந்துச்சுன்னு எனக்குத் தெரியல. 3 வயசு தான் ஆகுது ஆனா. ஏதாவது ஒண்ண எங்கிருந்தாது எடுத்திட்டு வரான்னு வைங்களேன்
சரி, சரி. ஆஹ. ஓஹோ. சரி, சரிங்க. நீங்க அது நல்லா அடி வாங்குவேன்னு சொன்னீங்களா, அதான் பயந்துட்டேன். <chuckles> அதான் அதாங்க. <laughs> ம். ஆ, சூப்பருங்க. <laughs> அஹ்ம், அதான் அதாங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. ம். ம். ஓஹோ. பரவாயில்லைங்களே! ஆஹ, சரிங்க. இப்போ உங்க வீட்ல யாராவது அந்தப் பழக்கம் இருக்குங்களா, உங்க கணவருக்குவோ உங்களுக்கோ?